சரி, சரி. இது தவர வேற என்னென்ன அ வ வகையில நீங்க வீட்ட பாதுகாக்குறீங்க?
அப்பறம் அதுக்கு அப்புறம், ம். ஆ, இதுக்கு ஒரு சுண்ணாம்பு இருக்கு. அதையும் வந்து போட்டுவிட்டாரு. எல்லா இடத்துலயும் அந்த சுண்ணாம்பு பூசிவிட்டாரு.அப்போ ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணலான்னா வந்து க கால்வாய் எல்லாம் போகுதுல்ல வெளில தண்ணீ, அ எ மாடில தேங்கி நின்னு மாடியிலேருந்து பெய்யிற மழ கீழ போறது வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருக்கு. அது இல்லாத சில இடங்கள்ல தண்ணீயெல்லாம் கால்வாய் எல்லாம் போகும். ஒ ரோ இது வீதியில. அது போறது வந் வீட்டு வாசல்ல போகுதுல்ல தண்ணீ.
ம். ஆமா, ஆமா. ம். ஓ! வீட்டு பக்கத்தில சொல்றீங்களா? ஆமா, ஆமா. கால்வாய் சின்ன, சின்ன சாக்கடைகள் இருக்கும் இல்லயா!
ஆ, ஆ, ஆமா. இப்போ அது வந்து அடியில போகும் கால்வாய் வழியா. அதில வந்து இந்த கேரி பேக் அந்தமாரி சில இதெல்லாம் அடச்சிட்டு கிடக்கும். அ அத வந்து முன்னாடியே வந்து ஒரு அ மழ வர்றதுக்கு 2, 3 மாசம் முன்னாடியே ஒரு அ ஐப்பசி மாதம்ன்னு சொல்லுவாங்க. ஐப்பசிக்கு முன்னாடி வந்து நம்ம அதெல்லாம் வந்து எல்லாம் தூர் தூர்வாரமாரி சுத்தப்படுத்தணும். அது எல்லாத்தையும். தண்ணீ ம்
ம். சரி. ம். இப்போ நீங்க சொன்னீங்க. இந்தமாரி அ வீட்டுக்கு முன்னால உள்ள அந்த கால்வாய்கள், கால்வாய்கள் அல்ல. இந்த சாக்கடைகள் இதெல்லாம் சரியா பராமரிக்க ஆனா அது வந்து அரசாங்கத்தோட வேலை இல்லயா! அது வந்து நீங்க ஒருவேளை அ சரியா இல்லன்னா நீங்க எப்பிடி அத அ அரசாங்கத்த அணுகி அத வேலைய முடிப்பீங்க?
ம், ம். ம், ம். ஆ. ம். அது வந்து அந்தமாரி அடச்சு ரோடுல பொங்கி அப்பிடியே தண்ணீ போகும். அத மட்டும் தான் வந்து அவுங்கள்ட்ட புகார் கொடுப்போம். இது வந்து எங்க வீட்ல இருந்தே வெளில போற தண்ணீ பைப் எல்லாம் நல்லா போகுதா! அப்பிடிங்கிறத நம்ம ஒரு தடவ சோதன பண்ணி பாத்துக்கலாம்.
சரி ஓ! ஓ! சரி, சரி. ம்ஹ்ம். தண்ணீர் ஓட்டம் சரியா இருக்கான்னு பார்ப்பீங்க இல்லயா!
அந்தமாரி பண்ணுவோம். ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரண்ட் ஒயர்லாம் போகுதுல்ல. மின்சார ஒயர்லாம், அதெல்லாம் வந்து சரியா தான் இருக்கா? இல்லன்னா வந்து ஏதாவது எர்த் அடிக்குதும்பாங்க. தண்ணீ வழியா கரண்ட் பாஸ் ஆவும் சில நேரத்துல. அதனால தண்ணீ பைப்பு இருக்கிற இடமும் கரண்ட்டும் சேர்ந்து இருக்கிறது. இப்போ குளியலறை அந்தமாரி இடங்கள்ல எல்லாம், அ ஒரு சில்வர் பைப்பு போட்டிருக்கோம். அப்பிடின்னா அந்த ஸ்டீல் வந்து ஷாக் அடிக்கும். அது முடிஞ்சா அது நல்லாயிருக்கா! அது பார்க்கலாம் இல்லயின்னா வந்து பிளாஸ்டிக் பைப்புகள போட்டுக்கலாம். அதுக்கு.
ம். ஆ, ஆ. சரி, சரி. ம். ஆ